நிறையா சரியா சொன்னீங்க. இப்ப இதுக்கு வந்து, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தக் கல்வி முறைகள்ல படிச்சு 5 மார்க் வ எழுதறது 15 மார்க் எழுதறனாலதான் இவ்ளோ பிரச்சனை. அப்படி இல்லாம இந்தக் கொள்கூறி வகை தேர்வு. அதாவது ஒரு கேள்வி கேட்டு 4 வகையான பதில் குடுப்பாங்க தெரியுங்களா? பெரும்பாலான போட்டித் தேர்வுகளோ ஆமா, ஆமா. அது வந்து, இப்ப போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலயும் அப்படி இருக்கு. அதே மாதிரி வழிமுறைகளைக் கொண்டு வந்தா, இது வந்து படிப்பு விதத்துல எதாவது ஒரு நல்ல விதத்த கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க?
எம்சிக்யூ மாரி நீங்கச் சொல்றீங்க இல்லையா? ஆ, ஆ. கண்டிப்பா மாற்றம் கொண்டு வரும் தோழர்களே. இது என்ன அப்படின்னா இப்ப 4 ஒரு கேள்வி அப்படின்னா அதுல 4- 4 ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னா எதையாவது 1வது அவன் சூஸ் பண்ணுவான். தெரியாதுன்னா அந்த இடத்துல விடப்போறது கெடையாது. அப்ப வந்து 1 ம 1 1 பதில அவன் சூஸ் பண்ணி அந்த இடத்துல எழுதனாலோ அது ப்ளஸ்சும், மைனஸ்ம் அவன் எழுதிட்டு வந்துட்றான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல நாம தப்பான மைனஸால ஒரு ஆன்சர் எழுதினாலும், அப்ப அந்த ஆன்சர் எதுக்கு வந்தது? அந்த ஆன்சர வச்சு அவன் அதையும் சார்ந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிங்கிறப்போ டாப்பிக் கவர் ஆகும். ஸோ நிறைய வந்து ஃபெய்லியர்ஸ் கம்மியாகும் அந்த இடத்துல. ஆனா அவங்க அந்த மாதிரி அட்டெம்ப்ட் வெக்கிறது இல்ல. இவனுங்க வந்து க்வஸ்டீன் மைண்ட் செட் பண்றது எல்லாமே வந்து, வின் பண்ணவே கூடாதுங்கிற மோட்டீவ்ல கொண்டு போய் செட் பண்றாங்க. நான் வந்து அத வந்து நான் எதிர்க்கிறேன். அப்படி இருக்கக் கூடாது. காம்மனா
ம். உண்ம. தெரியும். ம். புரியுது. அதாவது அவங்க தேர்வுவுக்கு தானே ஒரு வாய்ப்பளிக்கும் படியான கேள்வித்தாள் அமைக்கப்படனுமே தவர, அவங்களைத் தோற்கடிக்கணுனோ, இல்ல அவங்கள பெரிய லெவல்ல சித்திரவதை பண்ணனும்னு இருக்கக் கூடாதுங்க. ம்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நான் என்னன்னா இந்த நீட் ஜீட் பாஸ் பண்ணிட்டா மட்டும் நல்ல மருத்துவராவோ, நல்ல பொறியாளராவோ ஆயிறமாட்டாங்க.
உண்ம தான். ஏன்னா அதுக்கப்புறம், வாழ்க்கை சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும் இப்ப அந்த இதுல.
இது வந்து கண்டிப்பா. இப்ப ஒரு உதாரணத்துக்குச் சொல்லணும்னா, இது ஒரு ஒரு நுழைவுவாயில். இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறாங்க. பெரிய ஸ்கூல் அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா மட்டும் அந்தக் குழந்தை வந்து நல்லா படிச்சுறாது. அந்தக் குழந்தைக்குங்கிற திறனாய்வு எப்படி இருக்கு, பகுத்தறிவு எப்படி இருக்குங்குறத பொறுத்து தான். இப்ப ஒரு பொறியாளர்னாலும் ஒரு பில்டிங் கட்டறான் அப்படின்னா அவனோட திறன் எப்படி இருக்குன்னு பாத்து, அவன் எஸ்டிமெட் வேலீவ் போட்டா மட்டும்தான் முடியும். இல்ல நான் இந்தக் காலேஜ்ல படிச்சு இருக்கேன். இந்தக் கல்லூரியில படிச்சுட்டு வந்தேன், நான் இவ்ளோ ஹை ஸ்கோர் நான் நீட்ல இவ்ளோ மார்க் வாங்கி இருக்கேன். ஜீட்ல இவ்ளோ மார்க் வாங்கி இருக்கேன், அப்படிங்கறத அந்த இடத்துல பேசாது. அவனோட டாலெண்ட் எப்படி ஸ்ஷோன் ஆகுறனால தான் ஏன்னா இந்த இதை அவாய்ட் பண்ணலாம். இதனால இந்தத் தற்கொலைகளை வந்து தடுக்கலாம்.
ம். உண்ம தான்.